இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சண்ட வர்றதுன்றது ரொம்ப இயற்கையான ஒண்ணு, அப்டின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நம்ப ஃபேமிலி கூடயா இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப் கூடயா இருக்கட்டும், யார் கூடயும் ஃப்ரெண்டா இருக்கட்டும், யார் கூடனாலும் பரவால்ல. ஏதோ ஒரு கட்டத்ல, நம்மளுக்கு அவங்க கூட சண்ட தான் வர முடியும். அப்பா, அம்மா கூட நல்லா தான் இருப்போம். திடீர்னு பார்த்தா, அவங்க ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னாலோ, இல்ல நம்ம ஏதாச்சும் பண்ணிட்டோம்னாலோ, அந்த எடத்ல ஒரு சண்ட வரலாம். தோழர்கள் நல்லாருப்பாங்க திடீர்னு ஏதோ ஒன்னு நம்மளுக்கு முரணா ஏதாச்சும் பண்ணிட்டாலும், நம்மளுக்கு சண்ட வரலாம், இல்ல வேற வேற ஒரு உறவுக்கூடயோ, எந்த திருமண உறவோ எதுவா இருந்தாலுமே, ஒரு சண்டைன்றது ஒரு எடத்ல வர தான் செய்யும். அந்த மாரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சண்டை வந்து, அதுக்கு அப்புறம் அத நீங்க எப்டி பேசத் தொடங்குவீங்க?
ஆமா. கண்டிப் ஆமா. நம்ம எந்த உறவ வந்து ரொம்ப மிக நேசிக்கிறோமோ, அங்க தான் சண்டை அதிகமா வருங்க.
கண்டிப்பா.
அந்த உறவுல வந்து சண்டை வரக்கூடாதுன்னு, நம்ம மொதல்ல ஆரம்பிப்போம். ஆனா அங்க தான் சண்ட அதிகமா வரும்.
சரிங்க.
அந்த சண்ட வரும்போது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, அந்த உறவை வந்து இணக்கத்தை வந்து அதிகப்படுத்துங்க.
கண்டிப்பா, கண்டிப்பாங்க.
ஏன் இணக்கத்த அதிகப்படுத்துதுன்னு சொன்னன்னா, அந்த சண்ட வந்து ஆரம்பிக்கும் போது, என்ன காரணம் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா முடிக்கிறதுக்கு ஒரே காரணம், அந்த உறவை வந்து நாம் காப்பாத்திகோனும்ன்கிற ஒரே காரணம் தான். வேறு எதுவுமே இருக்காதுங்க.
சரிங்க, சரிங்க. அதாவது, அ சில சண்டைலாம் இருக்குங்க. அ அவ்ளோதான் இதோடு இவங்கள வந்து முடிச்சு உட்றலாம். அப்படின்ற மாரி சண்டைலாம் போட்டு வச்சுருவாங்க சில பேரு. ம் அ சில பேர் வந்து அத சாதாரண சண்டைய வந்து அ அதுதான் நான் சொல்ல வரது, என்னன்னா ம் "வேணாம்" அப்படின்ற ஒரு எண்ணத்தோட சண்ட போட ஆரம்பிச்சாங்கன்னா, அது வேணாம்ன்ற மாரி முடிஞ்சிரும். அ "வேணும்" அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அதுக்கேத்த மாரி தான் சண்டை போடுவாங்க. ம் பார்த்துருக்கீங் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அ "இனிமேட்டு இன் இவ எப்படியாச்சும் இந்த உறவ வந்து நம்ம துண்டிச்சுட்டு போயிறணும். இல்லனா, இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆபத்து." அப்படின்ற மாரி கூட சில பேர் எண்ணி ரொம்ப தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்ருவாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு அனுபவம் உண்டா? அத நீங்க அந்த நேரத்தில எப்படி அத பேச எ எதுக்காக பேசுவீங்க? என்ன பேசுவீங்க?
ஆமாங். ம். ஆமா. இது வந்து கொஞ்சம் முரண்பாடா இருக்கும், நான் சொல்றது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சண்ட போடுவோம். அந்த உறவு வந்து நம்ம வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டு நம்ம போறோம்னு வைச்சுகோங்க, முதல்ல அந்த சண்டையே நம்ம போடமாட்டோங்க. அதுதான் முதல் விஷயம்.
சரிங்க. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. சரிங்க.
ஏன் சண்ட போடமாட்டோம் சொன்னான்னா, அந்த உறவு வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம். அத நம்ம என்ன பேசினாலும், அவங்க ஏதோ ஒரு பதில் சொல்லப் போறாங்க. அப்பம்போ, நம்ம எதுக்கு நம்ம தேவையில்லாம அவங்ககிட்ட பேசி வார்த்தை எல்லாம் நேரத்தையும் வீண் பண்ணோனும்? அதனால நம்ம பேசவே வேண்டாம். "எனக்கு வேண்டாம்." அவ்ளோ தான். இந்த ஒரே வார்த்தைய சொல்லிட்டு, என்ன விஷயம்ன்னு சொல்லிட்டு அவங்க எவ்ளோ விதமா கேள்வி கேட்டாலும், என்ன தாஜா பண்ணாலும் நம்ம வந்து ஒரே பதில், "வேண்டாம்." அவ்வளவு தான் முடிஞ்சுது.
சரிங்க. சரிங்க, சரிங்க.
இதுவே நீங்க சண்டை வந்து அதிகமா போடுவீங்கன்னா, உறவ காப்பாத்துறதுக்கு திரும்ப திரும்ப நீங்க வந்து வெ காயப்பட்டவோ இல்ல காயப்படுத்தியோ, அந்த உறவை காப்பாத்த முயற்சி பண்றீங்கன்னு தான் அர்த்தம்.
சரிங்க, சரிங்க, இப்போ ஆ சொல்லுங்க.
ப இது வந்து இது வந்து அதுதான் சொன்னேன். இது கொஞ்சம் முரண்பாடா தான் இருக்குங்க. இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்துமான்னு எனக்கு தெரில. ஆனா என்னோட தனிப்பட்ட முறையில, இது தான் எனக்கு பொருந்துதுங்க.
சரிங்க, சரிங்க. சரிங்க, சரிங்க. கண்டிப்பா ரொம்பவே அழகா சொன்னீங்க. ஏன்னா, எல்லாருக்கும் இது பொருந்துமான்னு தெரியாது. சில பேர் வந்து ஒரு மாரி இருப்பாங்க, நம்ம ஒரு மாரி இருப்போன்னும்போது, நீங்க சொன்ன இது வந்து ரொம்பவே அழகா புரிஞ்சுது. அ இப்போ ஒரு நண்பருக்குள்ளே ஒரு சண்டை அப்படின்னும்போது, அ நீங்க போய் இப்போ அவங்க கிட்ட எப்படி பேச ஆரம்பிப்பீங்க?
நண்பர்ட்ட வந்து சண்ட போடம்போது வந்து, கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சண்டை போடுவோம். போட்டுட்டு "சரி வரேன் மச்சான்" அப்டின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்டுவோம். <chuckles>
<laughs>
அதே தான் அவங்களும் செய்வாங்க. கெளம்பி போன 10 நிமிசத்தில போன் வருங்க. வந்துட்டு "நாளைக்கு அங்க படத்துக்கு போலாம். சீக்கிரம் கெளம்பிட்டு அலம் நாளைக்கு என்னென்ன தேவையோ, அதுக்கு ஏத்த மாரி நீ தயாராயிக்கோ, எல்லாம் வ வரலைன்னு, லீவ் போடுறதுக்கு என்ன காரணம் வேணுமோ அத சொல்லிட்டு முடிச்சுட்டு வந்துரு. தியேட்டர்ல வெயிட் பண்ணுவோம்" அப்டின்னு சொல்லிருவாங்க.
ம். ம். ம் சரி. ஓ! அதாவது எந்த ஒரு அ இதுவுமே இல்லாம, நம்ம நார்மலா பேசுற மாரியே திருப்பியும் பேசிருவாங்க அப்டின்ற மாதிரி சொல்ல வர்றீங்க?
அது ஆமாங்க. இத வந்து பசங்க இப்டி தான் பேசுவாங்க. பெண்கள் எப்டி பேசுவாங்கன்னு எனக்கு அதில ஒரு அனுபவம் இல்லங்க. அதனால எனக்கு அங்கே தெரியல.
ஓகே. சரிங்க சரிங்க. சரிங்க சரிங்க. இப்போ இப்போ அப்பா அம்மாகிட்ட, இல்ல சகோதர சகோதரி கிட்ட, அ அந்த மாரி ஏதாச்சும் ஒரு, இடத்தில நீங்க எப்டி அத அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க? அதாவது, எப்டி ஏன்னா, கண் ஆமாங்க ஏன்னா, இப்போ அம் அம்மாட்ட கூட நம்ம பேசிருவோம். சில பேர் அப்பாட்ட சில பேர் நல்லா ஒ ஒத்துமையா இருக்கவங்க அப்பாகிட்ட "அதெல்லாம் முடிஞ்சுச்சுப்பா வாங்க"அப்டின்ற மாதிரி பேசி போய் -போ கூட்டீட்டு போவாங்க. அந்த மாரி நீங்க இவங்க யார்க்கிட்ட வந்து அ சண்டை போட்டுட்டீங்கன்னா, அத எப்படி தொடங்குவீங்க? பேச.
அந்த பிரச்சனைங்களா? ஆமாங்க. சகோதரிட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1 அவுங்க இல்லன்னா நம்மோ. 2 பேத்துல யாரோ ஒருத்தர் வந்து அப்பா, அம்மாட்ட வந்து திட்டோ! அடியோ! வாங்கியாகணும். அதான் அந்த சண்டையோட முதல் விஷயமே. அதுதான். ஆமா. கண்டிப்பா, அது தான் குறிக்கோளே! கண்டிப்பா யாரோ ஒருத்தர் வாங்கிருவாங்க. யாரு ஆரம்பிக்கிறாங்களோ! அவுங்க வந்து தெ அ இன்னொருத்தருக்கு தெரியும். கண்டிப்பா யாரோ ஒருத்தர் அடி வாங்குறதுக்கு தான் இந்த பிரச்சன ஆரம்பிச்சிருக்குறாங்க. நம்ம அடிவாங்குற ஆளா இருக்கக்கூடாது. எப்பிடியோ அவுங்களே மாட்ட விட்ரோன்னு அப்பிடின்னு சொல்ட்டு அந்த 2 யாரோ ஒருத்தரு அத முடிவு பண்ணிருவாங்க. அதாவது யாரு ஆரம்பிக்கிறாங்களோ! அந்த எதிராளி இத முடிவு பண்ணிருவாங்க.
<chuckles> .அதோட குறிக்கோளே அது தான். அப்பிடின்றமாரி. <chuckles> <laughs> ஓ! அதாவது இவுங்க அடி வாங்கணுன்றதுக்காகவே ஒரு சண்டைய அங்க ஆரம்பிப்பாங்க, அப்பிடின்றமாரி சொல்ல வரீங்க? கண்டிப்பா.
ஆமாங்க. யார் ஆரம்பிச்சாலும் அவுங்களே மாட்ட வச்சிருவாங்கிறதுதான் இங்க விஷயம்.
கண்டிப்பா, கண்டிப்பா. அப்ப அவுங்கக்கிட்ட போய் பேசலாம் தேவையில்லயா? என்ன பேசுவீங்க?
பேசோணுங்க. ஏன்னா, அவ இப்ப வந்து என் சகோதரி வந்து என்னைய வந்து மாட்ட வைக்கிறக்காக ஏதோ முடிவு பண்ணிட்டு என்ட்ட வந்து சண்ட போட்றான்னு வச்சிக்கங்க, அப்ப நான் வந்து இதே பிரச்சனையில அவளே வந்து மாட்ட வச்சுட்டு, நான் நல்லவனா மாறிரணுங்கிறதுதான் என்னோட எண்ணமா இருக்கும்.
கண்டிப்பா. <chuckles> கண்டிப்பா. இப்போ அவுங்க தங்க சகோதரி வந்து அடி வாங்கிட்டாங்க அப்பிடின்னும்போது, நீங்க அவுங்கக்கிட்ட, அவுங்கள்ட்ட போய் அப்புறம் எப்பிடி பேசுவீங்க? ஒன்னு அவுங்களப் போய் கலாய்க்கிற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி விட்ருவீங்களா? இல்லன்னா நல்லா அடி வாங்கினியா! அப்பிடின்ற மாரி ஏதாச்சும் ஒண்ணு கேட்பீங்களா? இல்லன்னா சரி இனிமேட்டு இந்தமாரிலாம் என்கிட்ட பண்ணாத! அப்பிடின்றமாரி சொல்லுவீங்களா?
இல்லேங்க. அந் அப்படியெல்லாம், எதுவும் பேசமாட்டேங்க. சரி வா, போய் உனக்கு புடுச்ச ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு வரலாம். சாக்லேட் சாப்பிட்டுட்டு வரலாம். உனக்கு புடுச்ச படத்துக்கு போய்ட்டு வரலானு கூட்டிட்டு போலாம். அவ சொல்லி
ம். <chuckles> அப்படி, அவுங்களுக்கு ஐஸ் வச்சு, கூட்டு போயிடுவேன்றீங்க.
ஆமா. அப்படி கூடிட்போம்போது, நம்ம வேலய, நம்ம முடுச்சுட்டு வந்துடாளங்கள!
<laughs> சரிங்க, சரிங்க. ரொம்ப அழகாவே சொன்னீங்க. இப்ப, அப்பா அம்மா கிட்ட அந்த மாரி, என்ன பண்ணுவீங்க?
அப்பா, அம்மாட்ட என்னமும் பண்ண முடியுங்க. அம்மாவாக இருந்தா பரவாயில்ல. சண்டை போட்டோம்னா, நா பாட்டுக்கு நைட் இந்த இது செஞ்சுடுமா, அத பண்ணிடுமா, இத பண்ணிடுமா அப்படினு சொல்லிட்டு, அப்படியே கொஞ்சம இணக்கமாயிக்குவாங்க. அப்பாட்டனா, வந்து அந்த மேரி இணக்கம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லங்க.
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பாங்க.
அவர் வந்து, அவருக்கு நல்லா தெரியுங்க. இந்த பிரச்சனையை கொண்டு வந்துருக்காங்க. என்னனா, இதுக்காதா இருக்கும். நாளைக்கு வெளியூருக்கு போகணும். அதுக்கு தான், பணம் வேணும். அதுக்கு தான் இப்ப இந்த இத வேல பண்ணிட்டு இருக்குறானு, தெரியும் அவருக்கு.
ஓ! அதுக்காகதான் நம்மகிட்ட சண்ட போட்டு, இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்டின்ற மாரி நீங்க.
அ, சண்டை ஆரம்பிக்கும்போது, அந்த பணத்துக்கு தான் ஆரம்பிக்கும். அங்க, பணம்லாம் கொடுக்க முடியாதுனு சொல்லிட்டுதா, ஒரு சண்டையா மாறிரும். மாறுனதுக்கப்றம், அத, எப்படி விட முடியுங்க. பணம் எப்படியோ வேணு தானே, கண்டிப்பா.
ம். சரிங்க, சரிங்க. அதாவது ஒரு காரியத்தோட, நீங்க போய் சண்ட போட்டுருக்கீங்க. அதனால எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்றீங்க.
ஆமா.
கண்டிப்பா. ஆம் இதே நீங்க ஒரு அலுவலகத்தில வேல செய்றீங்க? அப்படின்னம்போது, என்ன பண்ணுவீங்க?
அங்க வந்தா இருக்கிறதுலே மோசங்க. மானங்கிற விஷயமெல்லாம் நம்ம மறந்துறோன்னு அந்த இடத்தில.
சரிங்க, சரிங்க.
ம். இல்லன்னா, நம்மளுக்கு வந்து வருமானத்துக்கு அந்த இடத்தில விட்டு நம்ம வேற இடத்துக்கு பார்க்க ஆரம்பிச்சிக்கோணும். 2ஏ விஷயந்தான் வேற ஒன்னும் பண்ண முடியாதுங்க. ஆனா, இன்னொரு விஷயம் நடக்குங்க. என்னன்னா வந்து நான் இன்னைக்கு நம்மள யாரெல்லாம் அசிங்கமா பண்ணாங்களோ, அதாவது நம்மளை சண்டை போட்டு, நம்மளை வந்து கேவலப்படுத்தினாங்களோ, நாளைக்கு நம்ம அந்த இடத்தில பெரிய ஆளா மாறிட்டம்ன்னா, நம்மளுக்கு அ அடுத்த வாய்ப்பு கிடைக்கும். ஒண்ணு அவுங்களே நம்ம வந்து சண்டையில திருப்பி எடுத்து அவுங்களை வந்து க இது பண்லாம். அவுங்க வேலையிலோ, எதிலயோ கா காட்டி அவுங்கள வந்து காழ்புணர்ச்சிய நம்ம பண்ணிக்கலாம். இல்லங்கிற பட்சத்தில நம்மளுக்கு கீழ இன்னொருத்தன் புதுசா வருவாங்க பாத்தியா! அந்த காழ்புணர்ச்சிய அவுங்க மேல் காமிக்கலாம்.
<laughs> கண்டிப்பா. சரிங்க. ஓ! சரிங்க, சரிங்க. அது தவிர்த்து நீங்க வந்து ஆ நல்லா ஒருத்தவங்கக்கிட்ட பேசிட்டு இருந்துருக்கீங்க. அப்படின்னும்போது, திடீர்னு ஏதாச்சும் ஒரு வேற யாராலும், யார் மூலியமாவது உங்களுக்கு ஏதோ ஒரு சண்டை ம் வந்துருது. அப்படின்னும்போது, ஆ அந்த இடத்தில உங்க மேல ஒரு தப்பே இருக்கட்டுமே, அப்படின்னும்போது நீங்க அவுங்கள அந்தமாரி ஒரு இடத்தில நீங்க என்ன பண்ணுவீங்க?
முதல்ல அந்த இடம் வந்து நம்மளுக்கு சாதகமான இடமா? இல்லையான்னு முதல்ல பார்க்கணுங்க.
சரிங்க.
ஏன் அப்படீன்னா வந்து, நம்ம வந்து அந்த இடத்தில வந்து உ உண்மைய ஒத்துக்கிட்டோம். தப்பு அப்படீன்னு சொன்னம்னா, அவுங்க இருக்கிறவங்க வந்து இதையே காரணம் காட்டி, நாளைக்கு எந்த இடத்தில வேணா வச்சு நம்மள வந்து, நீ செஞ்ச செயல் இது தப்பா தான் இருக்கும். தப்பா தான் இருக்கும்ன்னு சொல்லி நம்மள சரியான விஷயமாவே இருந்தாலும், நம்மளை வந்து தப்பான ஒரு ஆளா மாத்திருவாங்க.
கண்டிப்பா. கண்டிப்பா, கண்
அப்ப அத நிரூபுச்சு காட்டுறதே பெரும் சவாலா போயிருங்க. அதனால ஒத்துக்கிற இடம் வந்து, நம்ம முதல்ல அந்த இடத்த பார்க்கணும். சூழ்நிலைகள பார்க்கணும். அந்த நபர்கள பார்க்கணும். இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம ஒத்துக்கிறதா? வேணாமான்னு முடிவு பண்ணணுங்க.
கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. ரொம்பவே அழகா சொன்னீங்க. அதுதான் உண்ம. ஏன்னா நம்ப எல்லா இடத்துலயும் நம்ம ஒத்துக்கிட்டே போணுன்னா, ஆ நீங்க சொல்ற மாரி அது ஒரு தவறா கூட ஆயிடும். அந்தமாரி இருக்கு. ஆ இப்போ இப்போ வந்து உறவினர்கள்லாம் நெறைய பேர் இருப்பாங்க. அ தேவையில்லாம கூட நம்மகிட்ட வந்து சண்ட போடுவாங்க. இல்லன்னா தேவையில்லாத ஒரு வார்த்தைய விடுவாங்க. அந்த இடத்தில நம்ம தேவையில்லாத ஒரு சண்ட போட்ற மாரி இருக்கும். அந்த மாரி ஒரு நேரத்தில நீங்க எப்படி அத கையாளுவீங்க? அவுங்கள்ட்ட எப்பிடி பே பேசுவீங்க?
ஆமாங்க. அங்க வந்து பேசுறது வந்து என்னோட வேலை இல்லீங்க. அது அப்பாவோட வேலை. <chuckles>
<laughs> இல்லக்கா. நம்ம சும்மா கூட யாராவது இருப்பாங்கள்ல. நம்ப இப்ப நம்ம ஏனோ, நம்ம எ வயசுலயே இருப்பாங்கள்ல. நம்ம அத்தை பசங்களோ, மாமா பசங்களோ இல்ல பெரியப்பா பசங்க, பெரியம்மா பசங்க. ஏதோ ஒரு சின்ன வயசுல நம்ம ஏதோ சண்ட போட்ருப்போம். அந்த மாரி இருக்கும்ல. ஏதோ ஒரு விளையாடுவோம். அ அந்தமாரி சண்ட போட்டுருவோம், திருப்பியும் போய் அ அப்பா கிட்ட சொல்லுவோம்ல. "என்னை வந்து அடிச்சுட்டாங்க, வச்சுட்டாங்க." அப்படின்ற மாரி ஒரு சண்ட எதாச்சும் இருந்துச்சுனா
ஆ. கண்டிப்பாங்க. ம். ஆ. அப்படி இருக்குங்க. இல்லாம எங்க போபோது. அதெல்லாம் உறவுக்குள்ள அது இருக்கத்தான் செய்யுங்க.
கண்டிப்பா. கண்டிப்
அப்படி இருக்க பட்சத்துல வந்து, அவங்க பெரியவங்க வந்து இந்த சின்ன விஷயத்துல எல்லாம் உள்ள வரமாட்டாங்க. சின்ன பசங்க இந்த விஷயத்துல வந்தாங்கன்னா, அவங்களோட மரியாதை போய்ரும், இல்லனா அவங்களோட பேரு கெட்டு போய்ரும், சொல்ட்டு அவங்க உள்ள வரமாட்டாங்க.
கண்டிப் கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படின்றது தான். ஏனா, <tsk> சும்மா நம்ம உங்களுக்கே தெரியும்ல, சின்ன வயசுல நம்ம சும்மா எதுக்காவது சண்ட போடுவோம். நம்ம விளையாட்டுக்கு கூட நம்ப ஒரு கார வச்சோ, ஒரு சொப்ப வச்சோ எதுக்கோ ஒரு சண்ட போடுவோம். அப்படின்னு இருக்கும்போது நம்ம சும்மா அடிச்சுப்போம். அ அப்புறமா வந்து, "நீ ஏன் என்ட்ட பேச மாட்ற?" அந்த மாரி எதாச்சும் கேள்வி அந்த மாரி எதாச்சும் பேசுவீங்களா? ஆ.
அவங்களா என்ன பண் இருக்குதுங்க. கண்டிப்பா இருக்குதுங்க. அது உறவுனா அது இருக்கத்தான் செய்யும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து பெருச நம்ம சின்ன வயசுல வந்து, ஏற்கனவே நமக்கு பழக்கப்பட்ட உறவினர் பசங்க, இல்லனா பொண்ணுங்க அவங்களோட நம்ம சண்ட போட்றோம்போது, முதல் விஷயம் அவங்க வந்து அவங்க அப்பா, அம்மாட்ட போய் சொல்லக்கூடாதுங்க.
கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா.
சொல்லிட்டு அவங்களை கூட்டிட்டு வரக்கூடாது, சப்போர்ட்க்கு கூட்டிட்டு வரக்கூடாதுங்க. அப்டி கூட்டிட்டு வந்துட்டாங்கனா, நம்ம வந்து இவன்கிட்ட எத பேசினாலும் சரி இவங்க அப்பா அம்மாட்ட போய் நின்றுவானு சொல்லிட்டு, பேசுவத வந்து அளவாக பண்ணிக்கணும். நானும் இல்ல எந் யாரா இருந்தாலும் சரி. அந்த உறவினருக்குள்ள வந்து சின்ன நம்முடைய ஒற்றரை வயது உள்ளவர்களிடம் வந்து சண்டை போட்றோம் எதாவது ஒரு விஷயம்ன்னா அவுங்களே அத வந்து தைரியமா வந்து எடுத்து அ நான் சரி. அப்டின்னு காட்ட ஆரம்பிக்கணும் அதுக்கு பதிலா போய் அதர்ஸ் அவங்களோட உதவிக்கு வந்து அப்பாவோ, அம்மாவோ, மாமாவோ, சித்தியோ யாராச்சு கூட்டிட்டு வந்தாங்கன்னா, அவங்க கிட்ட வந்து அதிகமா யாரும் பேசவோ பழக்கமோ அப்டி வச்சுக்க மாட்டாங்க. பார்த்து வந்த நல்ல இருக்கீங்களா? சரி நான் வரேன். சாப்பிட்டீங்களா? அப்டிங்கிற இடத்துக்கு தான் அவங்கள வச்சுக்குவாங்க. ரொம்ப அதிகமான உரிமை எடுத்துக்க மாட்டாங்க.
கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. இப்போ, ஒரு உதாரணத்துக்கு, நான் என்ன இத சொல்றேன். அ நான் ஒரு பள்ளியில படிச்சுட்டு இருக்கும்போது எ எனக்கு வந்து 2 தோழி இருக்காங்க. அதில, 1 தோ 2 தோழியுமே எனக்கு வந்து நல்ல நெருங்கிய தோழிகள் தான். ஆனா, கொஞ்சம் அந்த பொசசிவ்னெஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாரி கொஞ்சம் வந்துரும் ஒரு தோழிக்கு. ஆம், அ ஏனா நானும் அவளும் ஒரே வீட்டு பக்கம் இருக்குன்றதுனால, நாங்க 2 பேரும் கொஞ்சம் நல்லா ரொம்ப நல்லா பேசிகிட்டே இருப்போம். போகும்போதும் பேசுவோம், வரும்போதும் பேசுவோம்ன்றதுனால இன்னொரு தோழிக்கும் அது வந்து பிடிக்காம போயிருச்சு. ஆம் அண் இவ என்ன அவக்கிட்டயே பேசிட்டிருக்கா? அப்டின்ற மாரி பிடிக்காம போயி அ என்னாயிடுச்சுன்னா, எங்க 2 பேத்துக்கும் ஒரு சண்ட வர மாரி ஒரு விஷயத்தை பண்ணி விட்டாங்க.
செரிங். ஆ! சரிங்.
கண்டிப்பா, அப்ப வந்து நான் என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்க 2 பேரும் ஒரு விஷயத்துக்காக அவ ப அவ ப்ளானே எங்க 2 பேரையும் சண்ட போட வைக்கணுன்றது. அதே மாரி நாங்க 2 பேரும் சண்ட போட்டுட்டோம். கடைசில வ கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தெரிய வருது, இத அவ வந்து ப்ளான் பண்ணி இப்டி பண்ணி வச்சிருக்கா, எங்க 2 பேரும் சண்ட போட வச்சுருக்கான்றது, ஏனா கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு தோழி மூலியமா தான் எனக்கு தெரிய வரு, அவ வந்து என்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தா, அப்டின்னும்போது அந்த எடத்துல வந்து நான் தப்பு பண்ணிட்டேன். இன்னொன்னு என் தோழி வேற, அவளும் என்னோட தோழி தான் அவ ஏதோ 1 தேவ இல்லாம பேசிட்டேன், அப்டின்னும்போது, நான் அவ கிட்ட போயி ம மன்னிப்பு கேட்கல, ஆனா பேச ஆரம்பிச்சேன். அதாவது எப்டின்னா நான் தெரியாம பண்ணிட்டேன். அவ வந்து ஏதோ சொன்னானு, ஒரு இத கேட்டுட்டு நான் உனக்கு தெரியாம சண்ட போட்டுடேன் அந்த மாரி, ஒரு பள்ளி காலத்துல இப்டி ஒரு சண்ட எனக்கு வந்துச்சு, அத நான் போயி இப்டி சமாதானப்படுத்துவேன், அந்தமாரி உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா? பள்ளியிலையோ, கல்லூரியிலயோ வந் அந்த மாரி எதாச்சும் ஒரு நினைவூர முடியுமா என்கிட்ட?
அ சரி. ஓ! சரிங். சரிங். இருக்காங்க. கண்டிப்பாங்க, அந்த மாரி நடக்கும் நெறைய நடக்குதுங்க. என்னனா அது வந்து நியாபக வச்சுக்குறது ரொம்ப கஷ்டம். என்னன்னு பாத்தீங்கனா, நாங்க வந்து பசங்களா இருக்குறதனால வந்து, இந்த மாரி சண்ட வரதெல்லாம் சகஜம்ங்க. ஆனா நாங்க வந்து, இந்த மாரி போயி திரும்ப பேசுறதெல்லாம் நாங்க வச்சுக்க மாட்டோம். அது பாட்டுக்கா அது அந்த வேலையில அந்த எடத்துல சண்ட போட்டோம். அது அங்கேயே முடிஞ்சு போச்சுங்க. ஆனா திரும்ப போயி அந்த விஷயத்துக்காக நாங்க போயி பேசுதுங்றது நடக்காது. ஆனா அடுத்த, கா நேரத்துல அடுத்த வேற விஷயமா நாங்க பேச ஆரம்பிச்சுருவோம்.
கண்டிப்பா. சரிங்க, சரிங்க. அ. கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது நீங்க ரொம்பவே அழகா சொன்னீங்க, சண்ட வந்துச்சுன்னா எப்டி போயி பேசணும்? எப்டி பேசக்கூடாது? அ இந்த இடத்துல பேசுனா நல்லதா இருக்காது. அப்டின்ற மாரி நீங்க ரொம்பவே அழகா ஒ ஒரு விவரிச்சீங்க. உங்க கிட்ட பேசுனது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி.
அப்டித்தான் எனக்கும், உங்ககிட்ட பேசுனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. நன்றிங்க.